ம். அதான், அதான். அந்த ஸ்மாஷர்னு சொல்லுவோம்ல, மசிக்கிற ஒண்ணு, ஓட்ட ஓட்டையா, உருளைக்கிழங்கு மசிக்கிறது. அதுல வந்துட்டு நம்ம இந்த செவ்வாழைப்பழத்தையும் நல்லா மசிச்சிட்டு, இந்த ரவையும் சேர்த்துப் போட்டு, கொஞ்சம் தேன் ஊத்தி, அந்த நட்ஸ் பவுடர் அ போட்டு குடுத்தோம்னா, அவ்ளோ நல்லா அருமையா இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நட்ஸ் பவுடர் போடமாட்டேன். நட்ஸ் வந்து நறுக்கி போட்டுருவேன், குட்டி குட்டியா, குட்டி குட்டியா. இப்ப மெல்ல ஆரம்பிச்சிட்டாங்கள்ல நல்லா. ம். ஆமாமா. ரொம்ப நல்லா இருக்கும்.
ஆமா. ம். ம். ஓ, இப்ப நல்லா கடிச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். ஆ, அது நம்ப வாயில தட்டுப்பட்டா நல்லாதான் இருக்கும்.
ஆமாமா, அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க அது.
ம். கண்டிப்பாங்க ஆனா முயற்சி செஞ்சு பார்க்குறேன்.
ம். கண்டிப்பா. ஆனா, சூடோட வந்து வாழைப்பழத்த போட்டுறாதீங்க. கொஞ்சம் ஆறவச்சுதான் போடணும்.
ஓ, சரிங்க, சரிங்க. கண்டிப்பா பண்ணி பார்க்குறேன். இதுவே ஒரு நல்ல விஷயம்ல, ஏன்னா நம்ம பார்த்துப் பார்த்து குடுக்குறதுல, ஆரோக்கியம் நிறைஞ்சு குடுக்குறது ரொம்பவே நல்லது. அவங்களுக்குமா சரி, நம்மளுக்குமா இருக்குமா சரி, நல்ல விஷயங்கள் தான். ஆ அதே, நா நான் எங்களுக்கு இந்த மாரி சமப்போம். அதே அவருக்குன்ற பார்க்கிறப்ப வந்து, அந்த அவல் உப்புமான்னு சொல்லிட்டு தாளிச்சு, அதுல காய்கறிகள் நிறைய. அது உப்புமா, அந்த அவலோட காய்கறிகள் நறைய இருக்கணும், அந்த மாரி அவர் கேப்பாரு. அப்புறம் 3 முட்ட காலையிலயே, இல்லாட்டி 1 நாள் பார்த்தீங்கன்னா வந்து, பேன்கேக்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அது என்னன்னா, இப்ப வந்து ஆப்பிளு ஆ, ஆப்பிளு, தேனு, முட்ட. ம்.
கண்டிப்பா, கண்டி ஆ. சிறப்புங்க. ரொம்ப சிறப்பா வந்து ஆ, இந்த காலை உணவே வந்து பயங்கர சத்தான, ஆரோக்கியமான உணவா வந்து நீங்க குடுக்குறீங்க. ரொம்ப அழகா வந்துட்டு உங்க காலை ரொட்டீன் எப்டி இருக்கும் அப்டிங்கிறத ரொம்ப அழகா வந்து என்ட்ட பகிர்ந்துகிட்டீங்க. உங்க குழந்தைக்கான உணவா இருக்கட்டும், கோலம் போடுறதா இருக்கட்டும், வீடு வாசல் கூட்டுறதா இருக்கட்டும், அப்புறம் உங்களோட இதர வேலைகள் எல்லாம் இப்டித்தான் போகுது. இந்த மாரிதான் வந்து என்னோட காலை ரொட்டீன் இருக்கு அப்டிங்கிறத ரொம்ப தெளிவா, அழகா என்ட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு உங்ககிட்ட அது ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றி.
ம்.